ம்ஹ்ம். புரியிது, புரியிது.
இது வந்து, ஆமா அது
என்னால புரிஞ்சுக்க முடியுது. அந்த அந்த நி நிலையில நானும் இருந்ததுனால, அந்த நம்ம சொல்லி குடுத்து அதாவது இப்போ என்னோட மனைவி சொல்லியிருந்து, குடுத்துருந்தானா கூட நான் இந்த அளவுக்கு சந்தோஷம் அடைஞ்சுருக்கும். சந்தோஷம் இருந்துருக்கும், ஆனாலும் நம்ம சொன்னது அத அப்டியே போய் நம்ம குழந்தைகள் நமக்கு செய்யும்போது தான், நமக்கும் அவுங்கள அதிகமா ஊக்குவிக்கணும், அவங்கள இன்னும் நெறைய நெலைமைக்கு கு ம்.
கண்டிப்பா, நானுமே வந்து அவுங்கள ஏதா ஒண்ணு ட்ரெயின் பண்ணணுனா இது வாங்கி தரேன், அது வாங்கி தரேன்னு. அவங்கள போட்டு ஒரு பயங்கரமா அவங்களுக்கு வந்து மோட்டிவேஷன் பண்ணிட்டே இருக்கணும். ஆனா, நான் என்ன சொல்றேனோ அத வந்து அவ செஞ்சுட்டானா, அத நான் கண்டிப்பா வாங்கி குடுத்துருவேன். அத நம்ம வந்து ட்ராப் பண்ணிட்டோன்னு வைங்களேன், அவங்களுக்கு நம்ம மேல இருந்த நம்பிக்கையே போயிரும்.
சேரி, சேரி. அஹ. கண்டிப்பா. ம். ஆமா, ஆமா. ம். ஆமாங்க, உண்ம. அதாவது என்னோட குழந்தைக்கு, சின்ன வயசுலேருந்தே அந்த வண்ணம் அடிக்கிறதுங்கிறது ரொம்ப புடிச்ச விஷயமா இருக்கும். அதனால நான் அவள ரொம்ப அ கட்டாயப்படுத்திலாம் அத செய்ய சொல்லல, அவளா விருப்பப்பட்டு தான் செஞ்சா. ஆனா, நம்ம சொல்லிக் குடுக்கும்போது மட்டும் அவங்களுக்கு அது ரொம்ப விளையாட்டா இருக்கும். நான் வேணுன்னே தப்பா செய்றேன் பாருன்னு செய்வாங்க. அத தாண்டி அதெல்லாம் ரொம்போ
கண்டிப்பா, கண்டிப்பா. அது குழந்தைகளோட இயல்புங்க. அ நம்மட்ட தான் விளையாடுவாங்க அந்த மாதிரி. இதே இது நானும் அனுபவிச்சிருக்கேன். என்ட்ட பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இதே தான் பண்ணுவா. அ வெளியே போய் அடிச்சிருப்பா, வேற வேற கலர் அடிச்சு வச்சிருப்பா. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, அங்க எக்ஸாமலலாம் வந்து ஆ ஒவ்வொரு தடவையுமே காலாண்டு, அரையாண்டு எல்லாத்துக்குமே வந்து இந்த க கலரிங்கும் ஒரு பரிட்சையாகும். அதுலலாம் பார்த்தீங்கன்னா, அவ்ளோ நீட் அண்ட் கிளியரா அடிச்சிருப்பா. நம்ம புள்ள தான் அடிச்சிச்சா? இல்ல வந்து அப்டின்ற மாதிரி நமக்கு சந்தேகம் வர அளவுக்கு அடிச்சிருப்பாங்க.
ஆமாமா. ஆமா. அஹ. <laughs> ம். கண்டிப்பா. ம்ஹ்ம். ஓஹோ! சரி, சரி. ம். <laughs> கண்டிப்பா, கண்டிப்பாங்க. அதாவது நீங்க உங்க கூட பேசுனதுல, உங்களோட சின்ன வயசுல உங்களோட ஆசிரியரா இருக்கட்டும், உங்களோட த தந்தையா இருக்கட்டும், உங்கள எப்டி அவங்க கொண்டு போனாங்க. அவங்களோட கலை உங்களோட கலைத்திறமையை எப்டி கொண்டு வந்தாங்க. அதிலயே நீங்க வந்து இப்போ உங்களோட குழந்தைக்கும் அத எப்டி ஊக்குவித்து அடுத்த நிலைக்கு கொண்டு போகிறீங்கன்றதெல்லாம், பரிமாறுனது ரொம்பவும் சந்தோஷத்த குடுத்ததுங்க. உங்களோட பேசுனதுல ரொம்ப சந்தோஷம்.

நிச்சயமா. என்னோட பள்ளி பருவம் அப்டின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, என்னைய வந்து ஒரு 3 வயசுலயே வந்து, ரெண்டே முக்கால்லையே Pre KG போட்டுட்டாங்க. அப்போ அங்கேருந்தே எனக்கு வந்து ஆரம்பிச்சது, அப்போ அந்த வெல்கம் டான்ஸ்ன்ட்டு போடுவாங்க பாருங்களேன் Pre KGல. அந்ததுலருந்தே <chuckles> என்னோட என்னோட கலைத்திறன் வந்து அங்கேயே வந்து ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லலாம்
ம்ஹ்ம். ஓ! சரி சரி. ஓஹோ! ஆமாமா. <chuckles> ஆ. அரும, அருமைங்க. அதுவும் ரொம்ப நல்ல விஷயம் இல்லையா? அந்த சின்ன வயதிலேயே நம்ம இந்த மாரி கத்துக்ட்டோம் அப்டின்னா, அது ரொம்ப நமக்கே ஒரு ஆர்வத்த அதிகப்படுத்தியூட்ரும். அது நம்மளுடைய வாழ்க்கைல ஒரு பங்காவே மாறிடும். சொல்லுங்க சொல்லுங்க.
ஆமா. அதுவும் அதெல்லாம் வந்துட்டு ஒரு மெமரிஸா வந்து புகைப்படமா வந்து எங்க அம்மா ஆல்பம் போட்டு வச்சிருந்தாங்க. அத பார்க்கும் போது தான் நமக்கு தெரியுது, பரவாயில்லையே 3 வயசுலயே <chuckles> வந்துட்டு நம்ம டான்ஸ்லாம் ஆடிருக்கோமா? அப்டின்ற மாதிரி. அதுக்கப்பறம் பாத்தீங்கன்னா LKG, UKGல வந்துட்டு இந்த திருக்குறள் பாத்தீங்கன்னா, அந்த காம்பெடிஷன் வரும் பாத்தீங்களா, அதுலல்லாம் வந்துட்டு, எங்க ஸ்கூலே வந்து எப்டின்னா, எங்க ஸ்கூல்ல உள்ள எல்லாருமே வந்து அந்த திருக்குறள் காம்பெடிஷன் நல்லா பண்ணுவாங்க. எல்லாருமே 10 குறள் சொல்லுவாங்கன்னா பாத்துக்கோங்களேன் அப்பமே.
ஓ! <laughs> ஆமா ஆமா. ம். சரி. ஆமா, ஆமா. ஓ! சரிங்க, சரிங்க. அடேங்கப்பா! அ நல்ல விஷயம் தான்.
ஆமா ஏன்னு கேட்டா, அப்டி ஒரு பிராக்டிஸ் பண்ணுவாங்கங்க, ஸ்கூல்ல ப்ரேயர் ப்ரேயர் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, குழந்தைகளுக்கு பொதுவாவே வந்து ஒரு சிலது டக்கு டக்குன்னு மனப்பாடம் ஆகும். ஆனா, இந்த மாரி தொடர்ச்சியா தினமும் சொல்லும்போது பாத்தீங்கன்னா, இன்னும் நல்லாவே மனப்பாடம் ஆகும். அப்டித்தானே? அப்டி இருக்கும்போது இந்த திருக்குறள் காம்பெடிஷன்ல வந்து எல்லாருமே வந்து பங்கு பெறுவோம். ஆனா, வந்து பரிசு பெற்றது ஏதோ வந்து, அந்த தெளிவாச் சொல்ற ஒரு 10 குறள வந்து கண்டினியூவா சொல்றவங்களுக்கு தான் அது கெடைக்கும். ஆமா ஆமா. அதனால அதுவுமே வந்துட்டு அப்பெல்லாம் வந்து ரொம்ப, எங்க எங்க ஸ்கூல்ல நெறைய பேர் வாங்குவோம் முதல் பரிசு. அப்டி இருக்கும், வருஷம் வருஷம் என்ட்ட வந்து சர்டிபிகேட் இருக்கு. ஏன்னா ஒரு ஒரு வருடத்திற்கும் ஒரு மாரி வந்து சொல்லுவாங்க இல்லையா, முதல் வருடத்திக்கு ஒரு 5 குறள்னா, அடுத்து ஒரு 8, அடுத்து ஒரு 10.
ஓஹோ! ம்ஹ்ம். ஆமா. கண்டிப்பா, கண்டிப்பா. ஆமா. சரி. ஆஹா! ஆமா, ஆமா. ஆமா. கண்டிப்பா. அது அப்டிதான் இருக்கும். ம். அப்டிங்களா? ஓஹோ! பரவாயில்ல. பரவாயில்லங்க. ஆஹா! ஆமா. ம். சரி.
அந்த மாதிரி வித்தியாசப்படுத்தி சொல்லி, அந்த சர்டிபிகேட்லாம் பார்க்கும்போது தான் நெனைப்பேன், அ பரவாயில்லையே, நம்ம அப்பவே இவ்ளோ சர்டிபிகேட் <chuckles> வாங்கிருக்கோமா? அதையுமே எங்க அம்மா ம், பத்திரப்படுத்துறது இருக்கு பாருங்களேன், அது வந்து இப்போ நம்ம வந்து சரியா பண்றோமான்னு தெரியல ஆனா அப்போ எங்க அம்மா பயங்கரமா பத்ரப்படுத்தி வச்சிருந்தாங்க. இந்த மாரி கலைல நான் என்ன சர்டிபிகேட் வாங்கிருந்தாலும், அது வந்து பைல் <chuckles> பண்ணி வச்சிருந்தாங்க.
ஓஹோ! ஆஹா! ஆமாங்க. ம். ஆமா. கண்டிப்பா. ஆமாங்க. நீங்க ஆஹா! சரி, சரி.